அ ரொம்ப, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ நம்ம வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க சொன்ன யோசனை ஒவ்வொன்னுமே அந்த ஒவ்வொரு சின்ன, சின்ன ஸ்டெப்ஸா பண்ணும்போது, கண்டிப்பா அது நல்லாயிருக்கும் அப்பிடின்னு எனக்கும் தோணுது. ஆ இப்ப சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ரொம்ப ஒரு உடல் நல குறைபாடு இருக்கும். ஒரு ஏதோ ஒரு சின்ன, சின்ன உடல்நலக் குறைபாடோ! ஒரு வி விபத்தோன்னு கூட வச்சிக்கோங்களேன். அந்தமாரி நேரங்கள்ல நம்ம மனசு வந்து ரொம்ப ஒரு அழுத்தத்தில இருக்கும். ஏன்னா, நம்மளோட இயல்பான பணிகள் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். வலிகள் இருக்கலாம். அந்தமாரி நேரத்தில மனச வந்து தேத்துறதுக்கான வழிமுறைகள் ஏதாவது உங்கக்கிட்ட இருக்கா?
நன்றி. அ ஆமாங்க. ஆமாங்க. ஆ. ஆமாங்க. அ அதாவது நம்ம உடம்பு வந்து ரொம்ப இந்த மாதிரி அ கஷ்டத்தில இருக்கும்போது, ஒண்ணு நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா. நம்ம எ நம்ம இன்னய தே இன்னைக்கி எப்பிடி அப்பிடிங்கிறத நம்ம யோசிக்கிறோம். ஆனா, இந்த உடல்நிலை நீடித்தால் என்னுடைய உடம்பு என்ன ஆகும். அதனால இதே உழைப்பு கொடுக்க முடியலன்னா, பைசா சம்பாதிக்க முடியுமா? அப்பிடிங்கிறமாரி ஒரு கேள்விக்குறிய உங்க மனசுகிட்ட குடுங்க.
ஆ. ஆம்மா. ஆ, ஆ, ஆ. ம், ம்.
அப்போ, முதல் நான் எத நான் பார்க்கணும், என்னுடைய உடம்பு. இந்த உடம்பு நல்லதானா என்ன ஆகும்? அடுத்தது எதாவது வேல பார்க்க முடியும். வேல பார்த்தா எப்பிடி பார்ப்பேன், ரொம்ப சிறப்பா பார்ப்பேன். அந்த சிறப்பா பார்க்கும்போது என்ன ஆகும்? நமக்கு வந்து நிறைய வந்து அ ப புரமோஷனும் காசும் வரும். அப்ப எது முதல முக்கியம் அப்பிடிங்கிறமாரி கேள்விய உங்க மனசுகிட்டேயே குடுத்துருங்க.
ஆமா. ம். ம், ம். ம். ம். ஆமா.

கண்டிப்பா, ம்.
அ. நீங்கதான் உங்க குடும்பத்த பாக்கணும். நீங்கதான் உங்க வேலையும் பாக்கணும். நீங்க தான் வந்து அங்கே ஒரு மனைவியாகவும் இருக்கணும். ஒரு குழந்தைங்களுக்கு அம்மாவாவும் இருக்கணும். ஒரு மாமியாருக்கு மருமகளாவும் இருக்கணும். ஒரு ப வேலையில வந்து இதுவும் இருக்கணும். "என்ன? நான் என்ன அன்னியனா என்னா?" இந்த மாரி ஒரு, ஒரு நேரத்தில ஒரு, ஒரு வேடம் எடுக்கிறதுக்கு. அ, அப்ப புரிஞ்சக்குங்க அத. அ, அதாங்க
ம். <laughs> <laughs> அதனால இத கண்டிப்பா, கண்டிப்பா. அ ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அ இப்போ நீங்க சொன்னதுதான். அதும் குறிப்பா, அந்த பெண்கள் பாத்தீங்கன்னா, "உடம்பே சரியில்லைன்னா கூட பரவாயில்ல, நான் வந்து பம்பரமா சுத்திக்கிட்டே இருப்பேன். நான் வந்து சகலகலா வல்லி" அப்படின்லாம் வந்து ரொம்ப அந்த வேலை பளுவ வந்து அவுங்க மேல போட்டுக்கிறாங்க. அதுக்கு சமுதாயமும் ஒரு காரணம் தான். அப்படி வேலைப்பளு வந்து, அவுங்க மேலே திணிக்கவும் படுது. அது உண்மைதான்! அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு, நீங்க என்ன மாதிரி ஒரு ஒரு அறிவுரை குடுக்கணும் அப்படின்னா என்னா குடுப்பீங்க?
<laughs> ஆமாங்க. ஆமாங்க. கண்டிப்பா. நான் குடுக்க இப்போ ய் ய் தயாரா இருக்கிறது என்னன்னா? இந்த சமுதாயம்ங்கிறது உசுப்பேத்தி, உசுப்பேத்தியே நம்மள ரணகளமாக்குறாங்க. <laughs> ஆ, அதாவது, யாராவது உங்கள ரொம்ப பாராட்டுறாங்களா! அந்த பாராட்ட மாத்திரம் ஏத்துக்கங்க. அதுக்கு அப்புறம், அதையும் தாண்டி, "நான் செய்வேன்" அப்டிங்குற ஒரு வைராக்கியத்த விட்டுக் குடுத்துருங்க. அத நம்ம அது "எனக்கு நான் முக்கியம். அதுக்கு அப்புறம் உன் பாராட்டை நான் கேட்டுக்கிறேன். சந்தோஷம். அதுக்கு மேல நான் முடிஞ்சா பாக்கிறேன், இல்லேன்னா வந்து, அ நன்றிங்க" அப்படின்னு முடிச்சுக்கணும். <chuckles>
<laughs> ஆ. ஆ, கண்டிப்பா. அவ்ளோதான். நல்லா இருக்கே! அதாவது அ இது எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப அப்படியே க கடினமாவும் இல்ல! ரொம்ப இலகுவாகவும் இல்ல! அப்படியே நல்லா அந்த அழகா அந்த நதி வளைஞ்சு போற மாதிரி ஒரு அறிவுரையை சொல்லிட்டீங்க!
<laughs> ம். அனுபவத்தை சொன்னேங்க.
ஆ, அதனால தான் ரொம்ப அழகா இருக்கு போல. <laughs>
அ, நன்றிங்க.